சரிங்க.
அவங்க வந்து, "நாங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வரோம், கூட்டத்துல நின்னு." ஏன்னா கொஞ்சம் நிறைய லட்டு வாங்குற மாதிரி இருந்தது. அதனால அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. "நீ இங்கேயே இரு. எங்கயும் போவாதே. நாங்க வந்து உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கங்க. நானும் வந்து சரி, "உடனே வந்துருவாங்க." அப்படீன்ற மாரி நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்ப வந்து எனக்குப் பெருசா தெளிவுலாம் இல்ல. அதாவது "எவ்வளவு நேரம் ஆகும்?" அப்படின்ற மாரிலாம் எனக்கு எதுவும் கணக்கு இல்ல. நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேங்க. ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன், 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் என்ன நினைச்சுட்டேன்னா, "ஒருவேளை நாம வேற எங்கயோ உட்கார்ந்துட்டோமோ, மாத்தி உட்கார்ந்துட்டோமோ?" அப்படின்ற மாதிரி எனக்கு யோசனை. ஒருவேளை "அம்மா, அப்பா வந்து வரலையோ, அவங்க வேற ஒரு இடத்துல வந்து நம்பளை தேடுறாங்களோ!" அப்படின்ற மாதிரி எனக்கு யோசனை. ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணேன் அந்த இடத்தை விட்டு எழுந்திருச்சு போய் தேட ஆரம்பிச்சிட்டேன், அவங்கள.
சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. அச்சச்சோ! கண்டிப்பா <inhales> உங்களோட நீங்க சொல்ல வர்ற இது எனக்கு நல்லாவே புரிய வருது. ஏன்னா நான் அந்தம் அந்த ஊருக்குப் போயிருக்கேன். அந்த இந்த கூட்டத்தைப் பாத்திருக்கேன். நீங்க சொல்ற எல்லா நிலவரமும் எனக்கும் புரியுது. ஏன்னா, அதே இடத்துல நானும் இருந்திருக்கேன்றதுனால என்னால நல்லாவே அத புரிஞ்சுக்க முடியுது. இருந்தும் நீங்க அடுத்து என்ன பண்ணின்டுனி பண்ணீங்கன்றத கேட்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
அந்த ஆ. ம்.

அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்ததும் அப்ப தான் அவுங்களுக்கு வந்து உயிரே வந்துச்சு. அவுங்க என்ன வந்து ஒரு வார்த்தைகூட திட்டவும் இல்ல. எதுவுமே சொல்லவும் இல்ல. அப்போ வந்து கட்டி தழுவிட்டு, எங்கள வந்து ந எல்லாருக்கும் காவல் உதவியாளர்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு, என்ன வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம். ம்.
உங்க. வந்துச்சு. <chuckles> கண்டிப்பா. சரிங்க இப்போ உங்க தாயும் தத்தையும் வந்து உங்க திருப்பி வந்த அந்த எடத்தல பார்க்கும்போது, நீங்க இல்லன்னதும் அவுங்களுக்கு எப்பிடி என்ன பண்ணாங்க? என்ன தோணுச்சாம் அவுங்களுக்கு? நீங்க அதுக்கப்புறம் அத கேட்டு தெரிஞ்சுக் கிட்டீங்களா? ஆ.
ம். ஆமா. அதுக்கப்புறமா வந்து நாங்க எல்லாம் ஆசுவாசப்படுத்தி சாப்பிட்டு, தூங்கி எழுந்து, மறுநாள் காலையில தான் இத பத்தி நாங்க வந்து பேசவே ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நீ ஏன் வந்து எழுந்து போனேன்னு கேட்டாங்க. இந்தமாரி நீங்க வந்து என்ன தேட்றீங்க, இல்ல காணாம போயிட்டீங்க, அப்பிடி நெனச்சு தான் நான் வந்து உங்கக்கிட்ட வந்துர்லாம். ரொம்ப நேரம் இருந்தது பயமா இருந்துச்சு. அப்பிடின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து நான் கேட்டேன். நீங்க என்ன வந்து தேடுனீங்களா இல்லயா? அப்பிடின்னு நான் கேட்டேன். அப்பதான் அவுங்க சொன்னாங்க. இந்தமாரி நான் உன்ன இங்க வந்து தேடினேன். அப்போ வந்து நீ அங்க இல்ல. யாரோ உன்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ எங்கேயோ தொலைஞ்சு போய்ட்டேன்னு நெனனச்சு, நாங்க எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சோம். அவங்களும் வந்து அ அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துலலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கங்க இந்தமாரி நிறைய கூட்டம் வரக்கூடிய எடங்கள்ல வந்து இந்த காவல் உதவி மையங்கள் வந்து அமைச்சிருந்தாங்க அந்த கோவில்ல.
கண்டிப்பா. ம். சரிங்க. சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, சரிங்க.
அது ஒரு சிறப்பு விஷயமா இருந்தது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வர்றப்போ, இந்தமாரி தொலைஞ்சு போறதுன்றது வந்து. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான்.
அழகான விஷயம்.
ஆமா. அப்பிடி ம்.
இதுலருந்து இதுலருந்து நீங்க கத்துக்கிட்டது என்னன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அதாவது ஆ எப்பிடி சொல்ல வர்றேன்னா ஒரு மொழி தெரியல. அந்நேரத்துல நீங்க ஆனா நீங்க ஒரு துணிச்சலான ஒரு விஷயத்த செஞ்சுருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. அந்நேரத்துல உங்க மனநிலை எப்பிடி இருந்திருக்குன்றத என்னால உணர முடியுது. நானும் அதே வயதுல, நானும் அதே இட கோயிலுக்கு நெறைய தடவ போயிருக்கேன். ஆனா ஒரே இடத்துலயும் என்ன கைய விட்டு போகவே மாட்டேன். நான் கூட்டத்துல நானு நசுங்குன்னா பரவால்ல, அப்பிடின்ற நிலைமைக்கு தான் நானும் அந்த கோவிலுக்கு போயிருக்கும்போது இருந்துட்டு வந் வந்தருக்கேன் ஆனா நீங்க சொல்லும்போது அந்த இடத்துல நான் என்னையே வச்சு பார்க்கிற அளவுக்கு அ நீங்க அழகா சொன்னீங்க.
ம். <laughs> ம். ஆமா. கண்டிப்பா. நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த தொலைஞ்சு போனதுல இருந்துன்னா. அம்மா, அப்பா உட்கார சொன்னா, கம்ன்னு அங்க உட்கார்ந்துருக்கணும். <laughs> அது எழுந்துருச்சு போ கூடாது அப்பிடின்றது மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
கண்டிப்பாங்க. <chuckles> நல்லா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ.
அதே மா ம்.
சொல்லுங்க, சொல்லுங்க.
அதேமாதிரி என் பெற்றோர்களும் வந்து இவுங்கள வந்து எங்கேயும் தனியா விட்டுட்டு போ கூடாது அப்பிடின்றத அவுங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வேளை எங்க அம்மாகூட இருந்திருக்கலாம், இல்ல எங்க அப்பா கூட இருந்திருக்கலாம், அப்பிடின்னு அவுங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நீங்க ரொம்ப அழகா மொழி தெரியாத ஊர்ல எந்தமாதிரி நீங்க சிக்கல அனுபவிச்சீங்க? அதலருந்து நீங்க எப்பிடி மீண்டு வந்தீங்க? உங்க தாய் தந்தையரை எப்பிடி நீங்க நீங்க தொலஞ்சு போன இடத்துலேருந்து கண்டுபிடிச்சுங்கன்னு ரொம்ப அழகா உங்க எக்ஸ்பீரியன்ஸ சொன்னீங்க. அது நல்லாவே எங்களுக்குள்ள கனெக்ட் ஆனமாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. ரொம்ப நன்றி உங்கள்ட்ட பேசினது அருமையா இருந்துச்சு.
ம்.